ஆ, அவங்க வந்து அந்த மொழி தெரியாத ஊர்ல வந்து, ஆ, அதாவது பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்கிட்ட வந்து. ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆ, அப்பறமா வந்து, இல்ல, நாங்க கிராஸ் பண்றோம். ஒரு இங்கருந்து ஒரு மெயின் ரோடா கிரராாஸ் பண்றோம். அப்ப அவங்க நின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம போய், மாட்டிட்டோம். நம்ம தவறா வந்து ஒரு அ ஒரு ரோட்ல வந்துட்டோம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆ, ஆமா. மன்னபு கேட்டுட்டு இருக்கோம். சாரி, சாரின்னு கேட்டுட்டு இருக்கோம் நாங்க
ஆ. <laughs> செரி, செரி. ஹம். ஓ. ஓ! ஓ! ஆமா, நம்மளுக்கு மொழி வேற தெரியாது. இப்பறம் ரூல்ஸ் வேற என்னா சொன்னாலும், நம்ம எப்படி ஃபாலோ பண்றது அத? அப்படின்ற பயம் வந்திருக்கும். ஆ, அ.
அப்படி சொல்லும்போது, அப்பறமா தான் ஒருத்தர் வந்தாரு. ஒரு வண்டியில கிராஸ் பண்ணவரு. அவருக்கு வந்து தமிழ் தெரிஞ்சது. அவரு சொன்னாரு, "இங்க நீங்க வந்து, ஆ, NCC கேம்ப்ல இருந்து டராஃபிக்கு இது பண்ண ரெகுலேஷன்ஸ் காமிச்சிருக்க ஸ்டூடண்ட்ஸ்ன்னு நினைச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து, ஆ, நீங்க வந்து இந்த உடை அணிஞ்சதுனால அவர் பேசிட்டுருக்காங்க." "இல்லங்க, நாங்க வந்து இந்த மாரி ஒரு கல்லூரியில படிக்கிறோம். இந்த மாரி வந்து ஒரு ஆய்வுக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நெறைய இடத்துல எங்கள இப்படி நெனச்சிருக்காங்க. ஒரு ஆய்வுங்கறபோது, ஒரு, ஒரு ஃபேக்டரி இந்த மாரிலாம் கூட போவோ. அந்த ஃபேக்டரி எல்லாம் வந்து இது ஒரு ரெய்டு வரும். இந்த மாரிலாம் கூட நெனச்சிருக்காங்க. அந்த ஆய்வு எங்களுக்கு வந்து, ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு தான் குடுத்துச்சு நான் சொல்லுவேன்.
ஆ. ஓ, பரவால்ல. ம். ஓ! சரி, சரி, சரி. <laughs> அ. ஓ. செரி, செரி, செரி. ஆ, ஆ. ஆ. ஆமா. பரவால்லையே கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா.
அதே மாரி, உங்களுக்கும் வந்து ந நெறைய நடந்திருக்கும் இல்லையா? <inhales> இப்போ, நம்ம படத்தலலாம் நெறைய பாத்துருப்போம். இந்த புத் முத்துன்ற ஒரு படத் படத்த பாத்துருப்போம். அதுல வந்து, எப்படி ரஜினி வந்து மலையாளத்தில வந்து தெரியாம பேசிட்டுருப்பாரு. அந்த மாரி, நீங்க வந்து அனுபவம் ஏதாச்சும் இருக்கா?
ஆமா. ஆமா, ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. ஆமா.